உண்ம தான். சரிதான். சரியானது. அதாது
அ அப்ப அது படிக்கிற மாணவர்களால இது படிக்க முடியாது நா வந்து நுலு அதாது அதிக தொகை கட்டி படிக்கறதுக்கு ம து மாற்றாக வேற வகைகள் இருக்கு. தொ தொகை கம்மியா வந்து இணையதளத்துல சொல்லிக்கூடிய விஷயங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப நா ஜெர்மனிய மொழி படிக்கனுன்னு சொல்லி நா ஒரு சென்னையில இன்ஸ்டிடியூட் தேடுனனா ₹30,000க்கு வந்து அவங்க பீஸ் கேக்குறாங்க. ஒரு 3 மாசம் கோர்ஸ படிக்க. அதே நேரத்துல இணையதளத்துல வந்து அ ₹10,000க்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய, ஒரு கிளாஸ் இருக்கு. அதே நேரத்துல புத்தகங்கள். வேற வேற விதங்கள்ல வந்து நீங்க அதுக்கான சோர்ஸஸ்ஸ எடுத்து படிக்கிறதுக்கு. அதாது ஒரு பண சரி என்ட்ட பண வசதி இல்ல, என்னால என்ன பண்ண முடியும் அப்படிலாம் இது நம்ம இங்க எத பத்தி பேசுறோனா, ஒரு எக்ஸ்ட்ரார்னரி ஆன விஷயங்கள செய்யக்கூடிய மனிதர்கள். அவங்க இப்போ ஒரு 'அப்துல் கலாம்லா' வந்து என்ட்ட பண வசதி இல்லனு சொல்லிடு நா வந்து ல லாம்ப்ல போய் படிக்க மாட்டேனா, கண்டிப்பா உருவாயிருக்க முடியாது அவரால.
அ. ம். ம்ஹ்ம். சரி, சரி, சரி. அ. ஓ! செய்யக்கூடிய மனிதர்களை அதாவது சரி. படிப்பு விஷயத்துல இது சரி. அ இன்னும் ஒரே ஒரு எனக்கு ஒரு ஐயம். என்னன்னா, இப்போ தொழில் பண்றவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், திறமையான தொழில் பண்ணக்கூடியவர்கள் இருக்குறாங்க. அவங்களுக்கு முதலீடு ஒரு பணம் தேவையா இருக்குது. அந்த பணத்த அவங்க போட்டா தான், அந்த தன்னுடைய சக்தியை, தன்னுடைய திறனை வெளிப்படுத்தி, அந்த தொழிலை செய்து, ஒரு வெற்றியை அடைய முடியும். இப்படின்னு ஒரு சூழல் இருக்கு. இப்போ பணம் இல்லாமல், திறமை மாத்திரம் இருந்தால், அவன் அந்த தொழிலை எப்படி அதை அ அ முன் ஒரு தொழிலே ஈடுபட்டு ஒரு முன்னேற்றத்திற்கு வர முடியும்? இப்படி அநேக தொழில்கள் இருக்கு இல்லயா?
அது வந்து அது பெரிய அளவுல வந்து அவங்களால கொண்டு வர முடியாது. ஏன்னா வந்து, முதலீடு பண்ணாம கோ முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சின்னதா வேணா ஒரு காலத்துக்கு மேல ஒரு 5 வருட ஏதாது கடுமையா பணத்த தோ சேத்து வச்சு, அந்த துறையில அனுபவ பெற்ற சின்னதா வேணா தொடங்கலாம். பெரிய அளவுல அவங்கள முதலீடு பண்ண முடியாதுன்னா, பெரிய லாபத்த எதிர்பாக்க முடியாது.
அஹா. அதுதான். ம்ஹ்ம். அ. இருக்க முடியாது. அதாது அந்த நேரத்தில அங்க பணம் தான் அப்ப இந்த ஒரு விஷயத்தில மட்டும்
ஆனா, அவங்க என்னன்னா ஒரு முதலாளி ஆகணுனா ஆயிக்கலாம்.
அஹ, அதான் இந்த ஒரு விஷயத்தில பணம் வந்து ஒரு இன்றி அமையாத காரணியா இருக்குதுனு எடுத்துக்கலாமா? அதான் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்.
ஆமா. எல்லா விஷயத்துலயும் நம்ம பணம் இல்லாம வெற்றி பெற முடியாது. சில விஷயங்கள்ல நம்மளோட முழு உழைப்பு மட்டுமே போட்டா கூட முன்னேறதுக்கு வாய்ப்புருக்கு. சில விஷயங்களில வந்து, பணம் இல்லாம நம்மளால முதலீடு எந்த அளவுக்கு பண்ணுறோமோ, வியாபாரங்குறது வந்து நம்ம முதலீடு போடுற அளவுக்கு தான் நமக்கு வந்து அதுக்கான லாபம் கிடைக்கும். அப்போ
ல தேவப்படும். வாய்ப்புருக்கு. அஹ. கண்டிப்பாக. லாபமும் இருக்கும். அதுல தொழில் ரீதியாக வெற்றியும் அடஞ்சோம்ன்னு நம்ம சொல்ல முடியும். அத வெறுங்கையில முழம் போட முடியாதுன்னு சொல்லுவாங்கல்லையா! அந்த மாதிரி.
ஆமா. ஆனா, வெற்றிங்கறது வந்து பாத்தீங்கனா, நம்ம வந்து ஒரு பெரி உதாரணத்துக்கு வந்து ஒரு தடவ ஒரு நடிகர் ஹிந்தியில சொல்லுவாரு. ஒரு அக்க்ஷை கண்ணானு ஒரு நடிகர் ரொம்ப பிரபலமான நடிகர். அவர் என்னனா வந்து, ஒரு என்ன சொல்றாருனா, நா வந்து ஷாருக் கானு, சல்மான்கானு, அமீர்கான் மாரி அவர்கள மாரி நா வந்து பெரிய அளவுல வந்து படம் பண்ணதான் நா வந்து வெற்றி அடஞ்சுட்டனு நா எதுக்கு யோசிக்கணும்? இந்தியா மாரி 140 கோடி பேர் இருக்குறதுல ப கோடி இருக்குற மக்கள ஒரு 15 பேர் தான் ஆக்டரா இருக்காங்க. அதுல நா ஒரு ஆள் இருக்கிறதே எனக்கு பெரிய வெற்றி தானே! அப்படின்பாரு.
ம்ஹ்ம். சரி. ம்ஹ்ம். பெரிய விஷயம்! வெற்றி தானே சொல்றார். ஆமா. அவங்கள அவளோ சம்பாதிக்கிற பணம், மனநிலைய பொறுத்து தான இருக்குறது.
அதனால நம்ம மனநெலைய பொறுத்துதான். அது நம்ம வந்து, சரி சின்னதா ஒரு வியாபாரம் தொடங்கி நமக்கு விருப்பப்பட்டத பண்ணுவோம். விருப்பப்பட்டத பண்ணுறதுக்கு தான் வந்து பணம் தேவையே தவர, பணத்தாலேயே வந்து எல்லா பண்ண முடியுமாங்கறது ஒரு இதுதான்.
அழகு.

அதாவது நீட் தேர்வ பத்தி ஒரு தவறான கருத்து வந்து தமிழ்நாடு முழுக்க அரசியல் கட்சிகளால பரப்பப்படுது. ஏன்னா நீட் தேர்வு வரதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து நம்ம வந்து சுய அடிப்படையில வந்து காசு கட்டி தான் வந்து கமரிப்பா கல்லூரிகள்ல சேர்ற மாரியான வாய்ப்புகள் இருந்தது, மருத்துவக் கல்லூரிகள்ல. நீட் வந்ததுக்கப்பறம் பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு ம் உண்மையிலே வந்து அந்த பரீட்சை வந்து அவ்வளோ கஷ்டமான பரீட்சை. கிராக் பண்ணுற எல்லாருமே வந்து, அ என்னோட உறவினரே பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல வந்து அவ்வளோ வசதிகள் இருந்தாலுமே வந்து அவர் நீட் தேர்வு முடிச்சுட்டு, சென்னையில இருக்கிற ராஜீவ்காந்தி மருத்துவமனையில வந்து ஒரு மருத்துவரா சேர்ந்துட்டார். நல்ல மதிப்பெண் இருந்ததுனால. அதனால இப்ப த என்ன ஒரு ஏழை குழந்தை என்ன பண்ணனும் அப்படீன்னா, ஏழை குழந்தை வந்து என்ன பண்ணனும்ன்னா இவங்கள விட பண வசதி குறைவா இருக்கனால மத்தவங்க மெனக்கெடுறதை விட இவங்க கூட கூடுதலா மெனக்கெடணும். உதாரணத்துக்கு அவங்க வந்து ஒரு 8ஆம் வகுப்புல படி ஒரு 10ஆம் வகுப்பில வந்து அவங்க நீட் தேர்வுக்கு தயாராகுறாங்கன்னா, இவங்க 8ஆம் வகுப்பிலருந்தே தயாராகணும். ஆனா என்னன்னா, அது அந்த குழந்தையால மட்டும் முடியாது. அவங்க பெற்றோர்கள் வந்து அதுக்கு உதவி பண்ணணும். உதாரணத்துக்கு வந்து இன்னைக்கு வந்து இணையதளங்கள்ல வந்து பழைய வ வகுப்புகளோட ஒ கொ கொஸ்டீனல்லாம் இருக்கு. அ இணையதளத்தில வந்து நம்ம ஒரு ஆன்லைன் கிளாஸ் எடுக்கலாம். அது வந்து கண்டிப்பா ரொம்ப குறைவான விலையில கிடைக்கறதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அ சமூக ரீதியா வந்து ஆர்வலர்கள் வந்து கிளாஸ் சொல்லிக் குடுக்கிற நெறையா இருக்காங்க. ஆனா இவுங்க வந்து ஒரு பண வசதி இருக்கிற ஒரு குழந்தையோட பெற்றோர் போடுற உதவி ஒரு மாரி அவங்க ஒரு 100 சத, 150% அவங்க உழைப்பை போடுறாங்கன்னா, இவங்க ஒரு 300% கண்டிப்பா போடணும். அப்படி போட்டாங்கன்னா அவங்க வந்து அதுக்கான வெற்றிய அடையலாம். ஏன்னா நீட் தேர்வுங்கிறது கடைசியில பார்த்தீங்கன்னா, ஒரு நுழைவுத் தேர்வு தான். அத பத்திய ஒரு பிம்பம் வந்து தமிழ்நாட்டுல வந்து அரசியல்வாதிகளால, இங்க ஆளக்கூடிய திராவிட கட்சிகளால உருவாக்கி வச்சுருக்காங்க. அதுதான் உண்மை.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். சரி. ம். எனக்கு ஒரு குறுக்கீடு. அவரு வந்து, இல்ல அவரு வந்து கோச்சிங் எங்கயும் போகலையா? ம்ஹ்ம். ஆ. ஆ. ஆ. சரி. ம்ஹ்ம். ம்ஹ்ம். சரி. அதாவது சரி. அ ஒரு விஷயம். அப்ப நீங்க சொன்னீங்கல்ல, உங்க உறவுக்காரர்கள்ல ஒருத்தர் வந்து அப்படி தேர்ச்சியட, அவரு வந்து நீட் தேர்வுக்கு கோச்சிங் எங்கயும் யாருகிட்டயும் போகவே இல்லையா? தன்னுடைய சுய முயற்சியில தான் அவரு அந்த நீட் தேர்வை மேற்கொண்டாரா?